ஆமாங்க அத ஏன் கேட்குறீங்க. என் பாப்பா வந்து என்ன மாரியே தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்பனுக்கு அப்பா மாரியே தான் இருப்ப இருப்பாங்க. பசங்க 2 பேரும். அப்ப அவரோட புகைப்படத்தையும், இவுங்க புகைப்படத்தையும் ஒன்னா போடுவோம். நானும் என் பொண்ணும் இருக்கிற புகைப்படத்தை ஒன்னா காம்ச்சு, சின்ன வயசுல. நான் எடுத்த புகைப்படம் பார்க்கும்போது, என்னமோ வந்து அவ கேப்பா. "நம்ம 2 பேரும் ட்வின்ஸ்ஸாமா?" அப்டின்னு கேப்பா. <chuckles>
ஓஹோ! அ. சரி, சரி. <laughs> அ அவுங்களுக்கு புரியாத வயதில, ஆ.
<laughs> ஆ இப்ப கேக்றா அவ. "அம்மா நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கோமே?" அப்டின்றா. <snorts>
ஓஹோ! இப்போ நீங்க வந்து இந்த கைபேசியிலயே வந்து நீங்க புகைப்படமா எடுக்கிறேன் அப்டின்னு சொன்னீங்க. அ உங்களுடைய ஆர்வத்த பார்த்து, உங்களுக்கு ஏதோ யாரும் வந்து, உங்களுக்கு ஒரு ஒரு கேமராவல்லாம் வாங்கிக் குடுக்கலைங்களா?
ஆ. ஆமாங்க. அ எங்கங்க கேமரா விக்கிற வெலையில இப்ப எங்கேயிருந்து வாங்குறது? <chuckles> என் பையனுக்கு கேமரா வாங்குறதுக்கே நாங்க திக்குமுக்காடி போய்ட்டோம். ₹60,000 ₹700,000 ₹1,00,000 அப்டின்றாங்க இல்லைங்களா?
<laughs> அய்யயோ! ஆமாமா. ஆமாமா. அத
அதுல என்னமோ ஸ்பெக்குல்லா வேற சொல்றாங்க. எனக்கு தெரியாது. ஆனாலும், நான் வந்து இது சின்னதா கையில இருக்குது. அதில அருமையாகவும் வருது. அதனால இது போதுங்க எனக்கு.
ம். கண்டிப்பா. ஏன்னா, இந்த கைபேசியிலயே வந்து பலவிதமான தொழில்நுட்பம் வந்ததால, ஆ அது அதுவும் இல்லாம, நீங்க வந்து இந்த பெரிய பெரிய கையில தூக்கின்னு அலைய தேவையில்லைல கேமராவ.
ஆமாங்க. ஆமாங்க. அதுக்காக வந்து அந்த காலத்தில வந்து இந்த பாட்டு வாத்தியார்லாம், ஹார்மோனியம் பொட்டி எடுத்துட்டு நடப்பாங்கள்ல அந்த மாரி நடக்குது அந்த மாரி நடக்குது.
ம். <laughs> அய்யயோ! அ இப்ப நீங்க சொல்லும்போது எனக்கே ஒரு குற்ற உணர்வு வந்து போச்சு. <laughs>
ஏங்க, என்ன ஆச்சு? கீபோர்ட் வச்சிருக்கீங்களா?
இல்ல, நான் கூட வச்சிருக்கிறேன். அத தூக்கின்னு அலைவேன். ஆனா, நீங்க சொல்லும்போது, "அய்யய்யோன்னு" ஆகுதே.ஆ
<laughs> <chuckles> ஐயோ மன்னிச்சுக்கங்க. <laughs> அ அப்பா. <chuckles> அந்த மாதிரிலாம் வந்து கஷ்டப்படாம நம்ம கையில இன்னொன்னு பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குங்க. நான் எடுத்ததுலயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டிங்க தெரியுமா? சின்ன புள்ளையில வந்து, எங்க கணவரும் என்னுடைய குழந்தையும் வந்து, அப்டியே வந்து என் கணவர் வந்து என்னோட குட்டி பாப்பா பக்கத்தில படுத்துட்டு இருக்காங்க. அந்த கைய, காலை ஆட்டிக்கிட்டு என்னமோ சொல்லுது. அப்பாவும் அதுக்கு இணையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது, அந்த கொழந்தைக்கு பேசத் தெரியாது. ஆனா, வந்து கைய, கால ஆட்டி என்னமோ சொல்லுது. ஆ அப்பா அப்பா என்னமோ பேசுறாரு. அதான் நான் வந்து அதுக்கு பின்னாடி வந்து நான் ஒரு பேக்கிரவுண்ட் மியூசிக் குடுத்துட்டேன். என்னன்னா வந்து அந்த இதில ஒரு தெய்வ திருமகள் ஒரு ஸா மியூசிக் வரும், இல்லைங்களா?
<laughs> சரி. ஆமா. சரி. ஆமா, ஒரு புரிதல் இருக்கும். ஆ. ம்.